அப்படி சில பேர் வந்து பார்த்தீங்கனா, அறிமுகமாகி அது மூலியமா நம்மளோட பாதைகளே மாற்றித் தொடங்கியிருப்பாங்க. அந்தமேரி ஆட்கள நீங்க சந்திச்சிருக்கீங்களா?
ஆமா. கண்டிப்பாங்க. இப்ப நான் என்னுடைய தோழிகள், நாங்க எல்லோருமே ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கனா, 1 வாரத்தில 1 நாள். அ வெளில போய்ட்டு வருவோம். வெளிலனா ஒரு ஆமா.
அழகுங்க! ப்பா! இந்த மாதிரி தா தனக்குன்னு நேரம் ஒதுக்குறதே பெரிய விஷயோங்க.
ஆமாங்க. அது கண்டிப்பா நம்ம ஒதுக்கி தான் ஆகணும். ஏன்னா நம்ம அப்படியே நம்ம இருந்து மொத்த ஓ ஒரு இதையும் நம்மளோட இது எல்லாத்தையுமே, யாருக்காகன்னா, எல்லாருக்காகவும் இல்லாம நம்ம செய்யும்போது நமக்காக 1 நாள் கண்டிப்பா வேணும்!
ஆமா. கண்டிப்பா அதுவு இல்லாம, நீங்க இந்த மாதிரி ஒரு வரையறை போட்டிருக்கீங்க தெரியுமா? ப்பா! ரொம்ப பெரிய விஷயம்.
ஆமா. ஆமா. கண்டிப்பா, அந்த மாரி நாங்க போயிட்டுருக்கும்போது. அ அப்ப நாங்க எல்லாம் ஒரு, 1 மலையில அதாவது பக்கத்தில வந்து பார்த்தீங்கனா வச் ஒரு சின்ன குட்டி குட்டி மலையா இருக்கும். அ அது பழைய காலத்து இடம் கூட சொல்வாங்க. அதாவது சுரங்கப் பாதைகள் வழியா
ம். அந்த சூரங்கப் பாதைகள், கோட்டைகள் அந்த மாதிரி சொல்றீங்களா?
ஆ! ஆமா அது வந்து ஒரு மலைக்கோட்டைங்க, அந்த மலைக்கோட்டைல உட்காந்து, நாங்க அதெல்லாம் ரசிச்சு, அ பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்ருக்கும்போது பார்த்தீங்கனா,
அ, சரிங்க! வாரந்தோறும் அதே இடத்துக்கு தான் போவீங்களா? இல்ல வாரம் வாரம் மாரி மாரி போவி.
இல்ல இல்ல. வாரம் வாரம் வேற வேற இடத்துக்கு போவோம். இல்லையா, வாரத்தில ஒரு நாள் படம் பார்க்கவாவது போயிடுவோங்க! அ எப் ஆமா, எப்படியாவது வாரத்தில ஒரு நாள் எங்களுக்கு வந்து தேவை. அது இல்லையா, எதுவுமே இல்லையா, உள்ளல். ஒரு உள்ளூருலுக்குள்ளயே ஒரு ஒரு சின்ன கோவிலோ, இல்ல உள்ளூருக்குள்ளேயே ஏதாவது ஒரு இடம். அழகான இடமா ஒரு அ பார்த்து வச்சுட்டு, உள்ள ஒரு பார்க் கூட இருக்கும்ல? உள்ளூரிலயே பார்க் கூட இருக்கும் பார்த்தீங்களா? அதில கூட நாங்க என்ன பண்ணிருவோம், வாரத்தில ஒரு நாள் வந்து பேசிக்கிறோம். ஏன்னா, அ நமக்குன்னு சில ம அதான் சொல்லுவாங்கள்ல? அது கலந்து பேசிக்கிறது நமக்கு முக்கியமா வேண்டியதா இருக்கு. அ.
நைஸ். அ. ஆமா. ஆமாங்க. எத்தன பேருங்க போவீங்க? அப்படி போகும்போது.
ஒரு 6 பேர், 7 பேர் போவோங்க!